<laughs> நீங்க சொன்னது எனக்கு வந்து, இன்னும் அதுலருந்து வெளிய வர முடியல. ஏன்னா நா அந்த போலியான தகவல் உருவாக்குறாங்க இல்லையா? அவங்களால தான் அத தடுக்கவும் முடியும்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப ஒரு விஷயம் ஆரம்பத்தில தன்னோட அனுபவத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அது அவங்க ரசனையா இருந்தது. ஆனா இப்ப வந்து காசு வாங்கிட்டு, அவுங்க என்ன யார்கிட்டேருந்து வாங்கினாங்களோ, அவங்களுக்கு நல்லதா இருக்கணும்ன்னு சொல்றாங்க. இது வந்து அவுங்க ரசனையும் கிடையாது. அந்த பணம் குடுத்தவரோட ஒரு லாபம். அது ரசனையே இல்ல. ஆனா இந்த ம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவுங்க சொந்த ரசனையே விட்டுட்டு, "ஒ நம்ம வந்து அடுத்த இப் இப் இப்ப வருது பண்டிகை வருது. இப்ப என்ன ட்ரெண்ட்டுன்னு போய் பார்க்கலாம்?" அப்படீன்னு போய் பார்க்கிறாங்க. கடைக்காரர் சொல்லியிருப்பாரு, "செகப்பு புடவை இப்ப ரொம்ப ஸ்டாக்ல இருக்கு. ட்ரெண்ட்டு தான் செகப்பு பொடவை. அப்போ, எனக்கு ஏன்னா சமீபத்தில என் தோழி சொன்னாங்க, ஏதோ ஒரு வாட்டி இந்த மாரி செகப்பு பொடவ ட்ரெண்ட் ஆச்சு. நானும் தேடி கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு. "ஏய் செகப்பு புடவைலாம் எதுக்கு நீ வாங்கணும்? உனக்கு அந்த கலரே புடிக்காதே". "எனக்கு புடிக்கலன்னா என்ன?"
ம்ஹ்ம். <chuckles> ஆமாங்க. கண்டிப்பாங்க. அ. ஆமாங்க. ஆமாங்க. ஆ. அதே தாங்க. ஆ. <chuckles> அதேதாங்க. <chuckles> அ. ஆஹ. ஆ. புடிக்காத கலர வாங்கியிருக்காங்க. பார்த்திக்கோங்க. அ.
ஆமா, அது ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்லன்னு. முன்னலாம் பார்த்தீங்கன்னா, அ இது நா சின்ன வயசுல. இப்பயாவது பரவால்ல, சமூக வலைத்தளம்ன்னு. முன்ன வந்து திடீர்ன்னு இந்த அ அக்காகளுக்கு தம்பிகளோ, அண்ணன்களோ வந்து பச்ச புடவை எடுத்து தரணும்ன்னு ஒண்ணு ஒரு விஷயம் கெளம்புச்சு.
ஆஹ. ஆமாங்க. ஆமாங்க. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து பண்ண அலப்பறை இருக்குதே. அ.
ஆ. அப்ப எங்க அம்மால்லாம் கோச்சுக்குறாங்க அவங்க தம்பி எல்லாரும் ஊர்ல வாங்கிக்கு நீங்க வாங்கி, அப்ப எங்க அப்பா ரொம்ப அழகா சொன்னாரு. யாரோ பச்சை பொடவை விக்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சு வுட்டு, நீங்கல்லாம் இப்படி உங்க அண்ணன் தம்பிகள போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு. அப்பதான் எனக்கு இந்த விஷயம் புரிதல் வந்தது. "ஓ! இப்படிலாம் வியாபார யுக்தி இருக்குமா?" அப்படீன்னு <chuckles>
ஓஹோ! <laughs> ம். ம். <chuckles> <chuckles> ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இ ம் ம் முக்கால்வாசி நமக்கு எண்டர்டெயின்மெண்ட்டு அ பண்ற விஸ் பண்ற மாரி பண்ணி, ஆட் தான பண்ணீட்ருக்கிறாங்க.

அ பொதுவா அது நம்ம ஒரு விஷயத்த வாங்குறதுக்காகவோ, ஒரு பயன்படுத்துறதுக்காகவோ இருந்தாலே அது போலியானதுங்குற மனப்பக்குவத்துல தான் நான் இருக்கேன். அது உண்மையாவே நல்லதாவே இருக்கட்டுமே, அது நானா தெரிஞ்சுக்கிறேன். <laughs> இல்ல, நான் தப்பான ஒரு பொருள வாங்குறேனே வெச்சுக்கோங்க. அது என் தனிப்பட்ட முடிவா இருக்கணுமே, அது ஏன் நீங்க திணிக்கிறீங்கன்ற மாரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால பொதுவா நான் இந்த மாரி பொருட்கள் விஷயத்துல இல்ல யாரோ பரிந்துரைக்கிறாங்கன்னா, அத பாக்கவே மாட்டேன். ஆ
ஆஹ. சேரி, சேரி. ஆஹ. <laughs> ம். ஆ. ஆஹ. ஓஹோ! சரி, சரிங்க. ஆ. ஓஹோ! அப்ப நீங்க இந்த ரிவ்யூஸ் பக்கமே போமாட்டீங்க. ஆஹ.
ஆமா, அதுலயும் இந்த இணையத்துல ரிவ்யூஸ் போடுவாங்க பாருங்க. ஒருத்தங்க வந்து வீட்ல வந்து டெலிவரி ஆன உடனே ரிவ்யூ எழுதிருவாங்க. <laughs> ஆமா, அதுலே இப்போ
ஆமாங்க. <laughs> எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குதுங்க. <laughs> இப்பத்தான், ஜஸ்ட் நவ் ரிசீவ்டு அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அ அந்த பேக்க மட்டும் காட்டியிருப்பாங்க, அது இன்னும் காமெடியா இருக்கும். <chuckles> அ.
ஆமா, அதுக்கு 5 நட்சத்திரம் வேற போட்ருப்பாங்க. <laughs> ஐ ஐயா! அத பிரிச்சி பாருங்க உள்ள உடஞ்சிருக்கான்னு. அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்க 1 மாசத்துல என்ன ஆகுதுன்னு. சிலர்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா, <sucks teeth> ஏனா இப்ப ரிவ்யூ எழுதி எழுதி அவுங்க தேறியிருப்பாங்க. அவுங்கலாம் போடுவாங்க, நான் 1 வருஷம் கழிச்சி நான் இதுக்கே வந்து திருப்பி போடறேன்னு 1 வருஷம் கழிச்சி வந்து போடுவாங்க. ஓரளவுக்கு சுமாரா இருந்தது. அந்த 1 வருஷமா அவர் போட்ட 5 ஸ்டார பார்த்து பல பேர் வாங்கிருபாங்க. <laughs> அ இந்த மாரி சிக்கல்கள் இருக்கு. அ அது வந்து எனக்கு இந்த பொருட்கள் விஷயத்துல பரவால்ல, இப்போ ஒரு நா இப்ப பாக்குறதே திரைப்படம் ஒரு என்டர்டைன்மென்ட்க்கு தான். அது வருஷத்துல நாலா வந்து ஒரு 2 3 படங்கள் தான் திரையரங்குக்கு போயி பாக்குறேன். அதுலயும் என் ரசனைய கெடுக்குற மாரி அதுல சுவாரசியமா ஒரே ஒரு விஷயம் தான் வச்சிருப்பாரே இயக்குனர். அதையும் இவுங்க சொல்லிருவாங்களாம். <laughs> அதனால இப்
<laughs> ஆமாங்க. ம். <chuckles> ஆமாங்க. ஆ. ஆமாங்க. <laughs> <laughs> கண்டிப்பாங்க. ஆ. அதாங்க. ஆமாங்க. ஓஹோ! <laughs> ஆமாங்க. அதேதான் பிரச்சனைங்க. <laughs> இன்னும் சிலர் வந்துட்டு, ப அப்டியே கதையா டக்குனு ஒரே நிமிஷத்துல ஒரு கதைய சொல்லிருவாங்க, இதுக்கு எதுக்கு நம்ம போயி பாக்கணுங்கற மாரி பண்ணி உட்டுருவாங்க.
கண்டிப்பா! எனக்கு அ அதெல்லாம் வந்து நான் பாக்கவே மாட்டேன். ஆனா, நம்மளே தவிர்த்தாலும் இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம உள்ள போனோன்னா, நம்மளுக்கு தானா அது வந்து குடுக்கும், இந்த அந்த 30 செகண்ட்லயே <chuckles> ஆமா, நம்ம ரசனய அது கெடுத்து விட்டு போயிரும். ஆ அதுனால
ஆஹ. ஆ. ஆமாங்க, அதான் பிரச்சனயே. <laughs> அதேதாங்க. அது எனக்கெல்லாம் வந்துட்டு ட்ரைலரே, பாக்காம, ப படம் பாக்கறது ரொம்ப புடிக்கும். ஆ எந்த சீனும் எனக்கு தெரியக்கூடாது. யா யாரு கதாநாயகி, யாரு கதாநாயகன்னு கூட தெரியக்கூடாது. அங்க தான் போயி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அப்டிங்கிற மாரி ஆர்வம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ஓஹோ! அடடா!